அதுக்கப்புறம் கல்லூரியோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வேலைக்குப் போக ஆரம்பிச்சோம்.
ஓஹோ! ம்.
அதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் 20 கிலோ மீட்டர் தொலைவுல எனக்கு வேல கிடைச்சது.
ம்.
அதே மாரி எனக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலம் காலையிலேயே இருக்கு ஷிஃப்ட் ஒரு 7 மணில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கும் எனக்கு.
சரிங்க. ஓ! சரிங்க.
மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கனா ஒரே ஷிஃப்ட் தான். காலையில ஒரு 7 மணிக்கு போனா திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு 3 இல்ல 3 1/2 அந்த மாதிரில்லாம் வந்துருவாங்க.
ம்ஹ்ஹ்ம். சரிங்க.
எனக்கு வேல முடியறதென்னவோ 4 மணிக்கு. ஆனா நான் அந்த கிலோ அங்க இருந்து நம்ம வரணும் அப்டின்னும் போது ஒரு டிராஃபிக் ஜாம்ல மாட்டிப்போம். அதுவும் சென்னைனா சொல்லவே தேவையில்ல. அந்த டிராபிக்லந்து வீட்டுக்கு வற்ரதுக்குள்ளயே <chuckles> நான் வெந்து நூடுல்ஸ் ஆயிருவேனு சொல்வாங்க தெரியுமா?
ம். ஆமாங்க. ஆமாங்க. கேள்விப்பட்டுருக்கேன் ஆ.
அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, அப்ப அனுபவிச்சது அந்த டைம்ல தாங்க வேலைக்கு போனது அப்பறமா
ஆ. ஆமா. அந்த ட்ராஃபிக்குல வெயில் நெறையா ஓவரா இருக்கும் சென்னை பக்கம்லாம். அந்த ட்ராஃபிக்கையும் அந்த நின்னு நின்னு அந்த வண்டி போகும்போது நம்ம அப்டியே ஏ அப்டியே இறங்கி குடு குடுன்னு ஓடியர்லான்னு தோணும் இல்லைங்களா <laughs> அ.
ஆமாங்க. நிச்சியமாங்க. <chuckles> அதுவும் அந்த கூட்டத்துல காத்துமே வராது. ரொம்ப எப்படா பஸ் எடுத்துட்டு போய் விடுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கும்.
ஆமா. ம்.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வர்றதே மணி 6 ஆயிடும். 2 நேரம் கண்டிப்பா ஆயிடும். வந்ததக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வரும்போதே என் ஃபிரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. "எங்கடா வந்துட்டியா? நாங்க இப்ப தான் வரப்போறோம் வரப்போறோம். வந்து வந்துட்டானா சொல்லு நாங்க வர்றோம்." அப்டின்னு சொல்லி சொல்வாங்க.
ம். சரிங்க. ம்.

ஆ கண்டிப்பா. நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். இப்ப க ஒரு நட்புன்னும் போது, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வர்றது நட்பு இல்லேங் நட்பு இல்லேங்களே. அது வந்து எதார்த்தமா ஒருரு வர்ற ஒரு உறவு தான். சோ அந்த எதார்த்த இடத்துல நம்ப வந்து விதிகள் விதிச்சோம் அப்படீன்னா, அது எப்பவுமே நெலைச்சு இருக்காது. அது சூழ்நில சந்தர்ப்பத்துல, இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப என் ஃபிரெண்ட்ஸ் வந்து அத புரிஞ்சுக்காம இருக்காங்க. "இல்ல, நீ வந்து தான் ஆகணும்." அப்படீன்னு சொன்னா தான் அது தவறு. அப்ப வந்து நானுமே வந்து இல்ல, எனக்கு செட் ஆவாது. 1ஸ்ட் எனக்கு பேமிலி தான் முக்கியம்ன்னு சொல்லிட்டு இல்ல சண்ட போட்டு நான் வந்துருக்கலாம். ஆனா, அவங்களுக்குமே அத புரிஞ்சிக்கிட்டாங்க. சோ அந்த புரிதலும் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா, நட்புல வந்து நம்ம எப்பவுமே பவுண்டரி செட் பண்ணக்கூடாதுங்குறது என்னோட கருத்து.
ம். ம். ஹ்ம். ஹ்ம். ம். சரி, சரி. சரி. ம். ம். ஹ்ம். சரி. ம். <chuckles> ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமை! இப்போ நட்ப விடுங்க. அப்பா கிட்ட அப்பா, அம்மா கிட்ட, "இல்லை" அப்படீன்ற 1 வார்த்தைய என்னைக்காவது பயன்படுத்தி இருக்கீங்களா? இல்ல, அதற்கு நிகரான சொல் எதாவது 1 பயன்படுத்தி இருக்கீங்களா?
ம். ஆ கண்டிப்பாங்க. நம்ப அப்பா, அம்மா கிட்ட படிக்க சொன்னா, "இல்ல, நான் படிக்க மாட்டேன். இல்லன்னா போறேன், இல்ல நான் போவேன்." இத சாப்பிடாதன்னா, "இல்ல நான் சாப்பிடுவேன்." அந்த மாரி நெறைய "இல்லைகள்" நம்ப சொல்லியிருப்போம். ஆனா, அதுல வந்து நம்ப அப்பா, அம்மா கிட்ட வந்து அந்த ஒரு விதிமுறைகளோ, இல்ல இதுவோ நம்ப வந்து <tsk> நம்ப அப்பாட்ட எந்த ஒரு இதுவும், தயக்கமோ நம்ப காட்ட மாட்டோம். நேரடியா நம்ம பேசிருவோம். அதுல அந்த அளவுக்கு நம்ப
ம். <laughs> சாப்பிடுறேன். சரி, அ. அ. சரிங்க. ஆனா, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா, நான்லாம் என்னவோ தெரியல நீங்க சாதாரணமா சொல்றீங்க. தயக்கம்லாம் இருக்காதுன்ட்டு. ஆனா, நான்லாம் எங்க அப்பாகிட்ட வந்து, இல்லைன்ற 1 வார்த்தை சொல்றதுக்குள்ள, எச்சு முழுங்கி, மே கண்ணெல்லாம் மேல போயி, வேர்த்து, விறுவிறுத்து, அத சொல்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் எனக்கெல்லாம். ம், பரவால்ல. ம்.
ம். <chuckles> இல்ல, இல்ல. கண்டிப்பா எனக்கு புரியுதுங்க. நம்ப இ சாப்பிட மாட்டோம்ன்னு சொன்னா, அ அந்த அப்பறம் ஜல்லிக்கரண்டி பறக்கும் அங்க இருந்து கரெக்ட்டுங்களா? புரியுதுங்க. நீங்க சொல் நீங்க சொல்லும் போதே, புரியுதுங்க. அப்பே புரியுது.
ஆமா, தோச கரண்டி அதுவும். ம். அப்போ தோச கரண்டி எடுத்து பெட்ரூம்ல வச்சு அம்மா அடிக்க, சத்தம் வெளியில கேட்கும் அப்பாக்கு. அப்பா, அப்பவே புரிஞ்சுப்பார். "ஓ! ஏதோ ஒண்ணு பாப்பா இல்லன்னு சொல்லிருக்கறா, அதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிது." அப்படீன்னு அவரே புரிஞ்சுப்பாருங்க. ம்.
ஓகேங்க. எதோ 1 நடந்து இருக்கு! <chuckles> <chuckles> புரியுதுங்க. அப்ப உங்களுக்கு அந்த இல்லைன்னு சொல்லும்போது, உங்களுக்கும் ஒரு தயக்கமும், ஒரு பயம் இருந்ததுல்ல.
அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, பயமா? அந்த பயத்த விவரிக்க என்னால முடியவே இல்லைங்க. நா நான் அதான் ஹா அந்த "இ" அப்படீன்ற அந்த 1 வார்த்தை சொல்றதுக்குள்ளேயே எனக்கு அப்படியே வேர்த்து விறு விறுத்து போயிடும். ம்.
ஆ. இல்ல, இல்ல புரியுதுங்க. நீங்க உங்க நிலமை எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அ இது வந்து என்னோட நண்பர்கள்ட்ட சொன்னது. என்னோட வேலையிடத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து நான் இல்லைன்ட்டு, நேரடியா சொல்லல. அந்த என்னது? இந்த தலைய சுத்தி மூக்க தொடுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி தான் சொன்னேன். அது எப்படி சொன்னேன்? அப்படீன்னா, ஸ்டார்டிங்ல வேலை செய்யும்போது கொஞ்சம் ஆர்வமாவே இருப்பேன்ங்க. எனக்கு வந்து ட சீக்கிரமா கத்துக்கணும்ன்றது ஒரு விருப்பமும், ஒரு ஆர்வமும் இருந்தது எப்பவுமே, எல்லா துறையிலயுமே. ஆனா, எந்த வேலை குடுத்தாலுமே நான் சீக்கிரமா கத்துக்கணும் தான் நெனைப்பேன். அது என்ன ஆச்சு? நாளடைவுல அது எனக்கு ஒரு சுமையாவே மாறிடுச்சு. ஏன்னா, அந்த ஒரு இத வச்சிட்டு நெறைய பேர் வந்து உதவின்னு சொல்லிட்டு, அவங்களோட வேலையுமே என்கிட்ட வந்து குடுத்துருவாங்க, தள்ளீடுவாங்க.
<laughs> ம். ம். ம். ம். ம். ம். ஆமா, ஆமா. ம். சரிங்க. சூப்பருங்க. ம். ம். ம்.